சரி, சரி, சரி. அதாவது அந்த உங்களுக்கு அந்த ஃபோன் ரிப்பேர்ன்னு தெரியும். ஆல்ரெடி தெரியுங்களா?
என்னால அந்த பரீச்சை எழுத ஆ தெரியும். எனக்கு தெரியும். ஆனா இவுங்க கால் ம்.
ஆஹா! ஆனா நீங்க குடுக்கல. இந்த நேரத்தல இந்தமாரி ஒரு அழைப்பு வருங்கிறது.
வரும்ன்னு எதிர்பார்கல. எக்ஸாம் இவ்ளோ சீக்கிரம் வந்துரும்ன்னு நான் நினைக்கவே இல்லேங்க. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணேன் நான் மறுபடியும் அந்த காலேஜ்ல போயிட்டு சண்ட போட்டு என்னங்க ஆச்சு? ஏதாச்சு கேட்ட பிறகு அவுங்க என்ன சொல்லிட்டாங்க. "ஏம்மா! நாங்க வந்து உ உங்கள வந்து நாங்க வெயிட் பண்ணி, பண்ணி பார்த்தோம், உங்கள்ட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அதனால நாங்க என்ன பண்ட்டோம், உங்க நேம்ம நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம்" அப்பிடின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப மன சங்கடங்க. ரொம்ப எனக்கு அது ஒரு
சரிங்க. சரி, சரி. சரிங்கோ. அச்சச்சோ! ஆஹா! ஹா, ஹா அதாவது கஷ்டப்பட்டு படிச்சு அந்த எக்ஸாம் அட்டண்ட் பண்ண முடியாம, அதனால நீங்க மறுபடியும் வந்து வெளிய வர வேண்டிய சூழ்நிலை ஆயடுச்சுங்களா? ம். ம். சரிங்க.
ம். ஆமா. அப்ப நான் மறுபடியும் வந்து எங்க மேம்கிட்ட நான் சொன்னேன் இந்தமாரி ஆயிடுச்சு எங்க மேம் நான் சொன்னேன். அப்ப அவுங்க என்ன சொன்னாங்க, "யம்மா நெறைய பேர் வந்து படிக்கிறதுக்கு வந்து யோசிப்பாங்க. நீ மறுபடியும் படிக்கணுன்னு நெனச்சுட்டு ஒரு ஆரம்பிச்சு ஒரு செயல் நின்றுச்சு. நீ என்ன பண்ற? இதே வேகத்தோடயே போயிட்டு M.Ed. போட்டுருமா? M.Phil இல்லாட்டி என்ன M.Ed. போட்டு. கண்டிப்பா உனக்கு இங்க இல்லனாலும் கூட M.Ed. உனக்கு என்னைக்குமே உனக்கு கை கொடுக்கும்." அப்பிடின்னு அவுங்க சொன்னாங்க.
ஆமா. சரி, சரி. ஓ! M.Phil விட்டுட்டு மறுபடியும் M.Ed படிங்க அப்பிடிங்கிறாங்க. ஓஹோ!
ஆமா. ம். "நீங்க மறுபடியும் M.Phil போடாத. ஏன்னா ஒரு வாட்டி உனக்கு தோல்வி வந்துருச்சு. மறுபடியும் நீ போட்டனா உனக்கு அதே ஞாபகம் தான் இருக்கும். நீ M.Ed. போடுமா?" அப்பிடின்னு அவரு சொன்னாங்க அவுங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷங்க. சரின்னு சொல்லிட்டு. ஆனா, ஒரு 2 மனசோட தான் இருந்தேன். அப்புறம் ஏதோ ஒரு இதுல போயிட்டு M.Ed. ம் போட்டு வந்துட்டேங்க. அன்னக்கே போய் போட்டு வந்துட்டேன். என் வீட்ல யார்ட்டயுமே ஆ.
சரி, சரி. ம்ஹ்ம், ம், ம். ம்ஹ்ம். ஓ! சொன்ன அன்னக்கே! அதுக்கான பொருளாதார உதவி எல்லாமே வந்து கணவர் செஞ்சாருங்களா? அது தயாரா இருந்தாரா?
அது அதாங்க. இந்த M.Phil நான் போய் நான் கேட்டு வந்த காசு கொஞ்சம் இருந்துச்சு என் கையில. அந்த காசு எடுத்துட்டு போயிட்டு M.Ed. க்கு நான் கட்டு வந்டேன், அது அவருக்கு தெரியாதுங்க. அன்னக்கே அவருக்கு தெரியாது. அத கட்டிட்டு வந்த பிறகு தான் நான் அவர்ட்ட சொல்றேன். இந்தமாரி நான் வந்து M.Ed. போட்டுருக்கிறேன். அப்பிடின்னு சொன்னவுனே அவரு மறுபடியும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. "ஏம்மா! M.Philலே நான் கஷ்டோன்னு சொன்னேன். இது M.Ed. வேற போட்டு வந்திருக்கிற. எப்பிடி நீ படிக்க போற என்னன்ன என் என்னன்னு எப்பிடி நீ ஸ்டார்ட் பண்ண போற" அப்பிடின்னு அவர் சொன்னாரு.
சரி, சரி, சரி. சரி. பரவால்ல. ம்ஹ்ம். ம். ம். ஆஹ! சரி, சரி.

கண்டிப்பா, கண்டிப்பா. எனக்கே புரிஞ்சுக்கு புரிஞ்சுது அந்த சூழ்நிலைய. <laughs> சரியா சொன்
அப்புறமேலு <laughs> அப்புடி ஒரு படபடப்பு எனக்கு. அப்பா வந்துட்டாங்களா வீட்ல வீட்ல இனிமேல் பிரச்சனைய சமாளிச்சரலான்னு சொல்லிட்டு அது ஒண்ணும் இல்லீங்க. நான் தான் வர சொன்னேன். காய்கறிலாம் எங்க இருக்கறது மட்டும் எடுத்து குடுங்க. எங்க அம்மாவும், எங்க சித்தியும் சேர்ந்து சமைச்சு வச்சுட்டு போவாங்க, ஆளுங்களுக்கெல்லாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறமே
ம். ம். கண்டிப்பா. அதாவது சமையல் அப்படிங்கிறது நம்ம தான் அங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. யாராவத விட்டு கூட செஞ்சுட்டு போயிருந்துருக்கலாம். ஆனா அத நம்மளே இருந்து செய்யணும்னு நினைக்கிறது தான் அது என்னதான் வருடம் முழுவதும் நமக்கு உதவி பண்ணா கூட நமக்கு முக்கியமான நேரத்தில வந்து கூட நிக்கல பார்த்தீங்களா? <laughs> அப்ப அந்த உதவி எல்லாம் அந்த செஞ்சதெல்லாம் காணாம போயிருச்சு. அதுதான் விஷயம்.
ம். ஆமாங்க. ம். அப்பதான் ஆமா. அப்பதான் நான் நெனச்சுக்கிட்டேன் என்ன அப்டின்னா, நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் டேபிள் போடுறோமோ இல்லையோ, டைம் டேபிளும் முக்கியம். வீட்ல இருக்க ஆளுங்களுக்கு அந்த படிப்பினுட முக்கியத்துவத்த ஃபர்ஸ்ட்டு சொல்லிறணுங்க.
ம். கண்டிப்பா கண்டிப்பா.
சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த படிக்க நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த படிப்பு வெற்றி தான் வந்து அடைமையுமே தவிர. யாருமே தடங்குலுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த படிப்ப பத்தின ஒரு அ ஒரு அவேர்னஸ் இல்லாதனால தான் அவ்ளோ தடுங்குற என்ன தடுத்தாங்க அவங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது ம். ம். ஆமாமா. <tsk> அதாவது அங்க அந்த சூழ்நிலை என்னன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்க சந்திச்சிருக்க மாட்டாங்க. ஒரு கல்லூரினா, எப்படி என்னன்னு அவங்களுக்கு அத பத்தி தெரியாது. அதனால வந்து அதுக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு என்னோட அம்மாவே சில நேரங்கள்ல அப்படிதான் சொல்லுவாங்க. கண்டிப்பா போயே ஆகணுமா? இன்னைக்கு லீவ் போட முடியாதா அப்டிம்பாங்க. நம்ம எவ்ளோ முக்கியம் அந்த இடத்துக்குன்னு நமக்கு தானே தெரியும். அவங்களுக்கு தெரியாது. ஆமா. ரொம்ப அருமையா சொன்னீங்க.
அது வேணுனே அவங்க பண்ணல. அவங்களோட சூழ்நிலை அந்த மாரி. ம். ம்ஹம். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அது அதனால என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த டைம் டேபிள்ல டைம் டேபிள் போடுறோம், ஒரு டைமுக்கு இத்தன மணிக்கு எந்திரிக்கணும், இத்தன மணிக்கு ப படிக்கணும் அப்படின்லாம் அப் அப்படின்றதும் முக்கியம். அங்களுக்கு அந்த விஷயத்த வந்து அங்களுக்கு புரிய வச்சுட்டோம்னா. தானாவே நமக்கு அந்த படிப்பு வந்து ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா குடுக்குன்றது தாங்க.
கண்டிப்பா. அதாது. அ எப்படின்னா உங்களுக்கு பரவால்ல. நீங்க வந்து படிப்புக்கு அப்ளை பண்ணனத வந்து ஏத்துக்கிட்டாங்க உங்க குடும்பத்தில. சில பேர்லாம் அதுக்கே சண்ட போட்டு அங்கேயே பெரிய ஒரு பெரிய பிரச்சனைய உருவாக்கிருவாங்க. "யார கேட்டு நீ போய் படிச்ச வீட்டு வேல யார் செய்றது, குழந்தைங்கள யார் பார்த்தக்கறிறதுன்னு?" நெறைய பேர் இங்கேயே முட்டுக்கட்டை போடுவாங்க. ஆனா உங்களுக்கு வந்து உங்கள புரிஞ்சுகிட்டு அதுக்கு அ சப்போர்ட் பண்ற மாமியாராகட்டும், கணவராகட்டும் கிடைச்சிருக்கறாங்க. ஆனா, ஒரு சில நேரங்கள்ல அவங்களும் அவங்க என்ன இருந்தாலும் மாமியார் மாமியார் தான, அவங்க அம்மாக முடியாது. சில நேரங்கள்ல நம்ம அம்மாவே மாமியார மாறிருவாங்க. அதனால, அத எல்லாத்தையும் தாண்டி தான் நமக்கான ஒரு படிப்ப தேடி ஆனா, அம்மா சொன்ன மாரி தான் நம்ம படிச்ச நாளைக்கு என்னங்க பண்ண போறோம்? மறுபடியும் அதே குடும்பத்துக்காக தான் நம்ம சம்பாரிச்சு குடுக்க போறோம். அந்த ஒரு புரிதல் வந்து வரமாட்டேங்குது யாருக்குமே. ஆ. ஆமா ஆமா. கண்டிப்பா. ஆனா, இன்னைக்கு காலம் மாறிடுச்சு தானுங்க. இன்னைக்கு பெண்கள் வந்து சம்பாரிச்சா, தன்னோட வீட்டுக்கு குடுக்க முடியுது. ஒரு சில நேரங்கள்ல. அதுவரைக்கும் மகிழ்ச்சி உங்களுடன் பேசியதில். மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றி. மீண்டும் பேசலாம்.
ம். <laughs> ஆமா. ம். ஆமாங்க. <laughs> அதான் அதுதான் <laughs> <laughs> ஆமாங்க. எல்லா அம்மாக்களோட டயலாக்கும் அதாங்க. ஆமா. ம். ம். ஆமா. ம். சந்தோஷம், நல்ல விஷயங்கள் தான். ஆமா. நன்றிங்க.